ஆமாங்க, அது வந்ததுனா அடுத்தது அந்த கார பெரிசாக்க யோசிச்சிருப்பாங்களே!
அப்போ நம்ம நென <laughs> இல்லங்க. இடம் வாங்க போயிட்டாரு எங்க கணவர், அடுத்த லெவலுக்கு போய்ட்டாரு. அப்ப என்ன ஆகுதுங்க, அந்த பதவி
நல்ல வேலைங்க. <laughs> ஆனா, அது ஒரு நல்ல விஷயம். அது, அது வந்து நல்ல ஒரு செலவா தான் நான் கருதுறேன். ஏனா, அது வந்து என்னைக்கா இருந்தாலும், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நேரங்கள்ல அது வந்து உபயோகமா இருக்கும்ன்றது வந்து தாழ்மையான கருத்துங்க.
ஆ. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அதுமாரி தான் ஆச்சு. அப்ப என்ன ஆவுது அப்பிடின்னா, அந்த நேரத்தில எனக்கு அந்த சம்பளமும் கூடிருச்சு, அ பதவியும் கிடைக்கும்போது என்னோட மனசே அதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருச்சுங்க, சரி, இந்த சம்பளத்த விட்டா, யாரு நமக்கு வீட்ல இருந்தா அந்த சம்பளம் குடுப்பாங்க? வேலைக்கே இப்ப பேசாம போயிர்லாம் <laughs> அப்பிடின்னு,
வாங்கிடலாம். உண்ம தான். இல்ல, அதுக்கு மேல உங்களுக்கு பழகி இருக்கும். அதாவது, அ உங்களுக்கு வந்து 52 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவீங்க. அதுக்கு அப்பறம் நல்லா இருப்பேனா? இல்ல அதுவே பழகிரும். அந்தமாரி ஆயிடும்.
<laughs> ஆமாங்க, ஆமாங்க. அதே ஜோக்கு தாங்க. அதுமாரி நமக்கு அந்த வேலை வந்து பழகிருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அ அந்த நேரத்தில வந்து என்னோட க நான் வந்து ஆ வேலையை விட்டு அடுத்து ஒரு ஜனவரி வந்தா, ஹைக்கு வருது. என் கணவர் வந்து, என்னப்பா! இல்லப்பா! ஒன்னும் பிரச்சனைனா, நான் வேலைக்கே போயிர்றேன். அத பத்தி பேசவே வேண்டாம் ஆ நான் வேலைக்கே பேசா <laughs> ஆமாங்க. இந்த வாட்டி நானே சொல்லிடேன், இல்லப்பா வேலைக்கே போயிர்லாம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல, அப்பிடின்னு என் கணவர்ட்ட நான் சொல்றேங்க. சரிப்பா அப்பிடின்னு அவரு என்ன ஆச்சுப்பா! நீ இருக்கணா இருந்துக்கோ. இல்ல, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேலைக்கே போற அப்பிடின்ட்டு, அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் ஒன்னு வருது, பிராப்பர்ட்டி ஒன்னு வாங்குறதற்காக வந்து கேட்கிறாங்க, ஒரு புரோ ஒரு புரமோட்டர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு ஒரு அழைப்பு வருது அந்த நேரத்தில. அப்ப நம்ம அந்த இடத்த போய் பார்க்கிறோம், அ நமக்கு அந்த இடம் புடிச்சிருது, சரி, இப்ப இந்த இடம் வாங்கி போட்டா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, நம்மளோட பாப்பாவோட திருமணத்துக்கோ!
<laughs> நீங்களே சொல்லிட்டீங்க இந்த தடவ ம். ஏதோ பலனா இருக்கும்.